அது பெரிய விஷயம். ம். ம்ஹ்ம்.
ஆனா, எங்க அத்த, மாமா சொன்னேன் பாத்தீங்களா, அவுங்க முஸ்லிம் மதம். அ, அவுங்க வந்து, ஓ ஓடி போயி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அ, சம்மதம் இல்லாம.
ம். ஆமா. அ, சம்மதம் இல்லாமல் செது செய்துகொண்டார்கள் என்று சொல்லலாம். நேர்த்தியான வார்த்தையில சொன்னா. ஆ, சரி. ஆ.
ஆமா, ஆமா, கண்டிப்பா. சம்மதம் இல்லாம தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா பிற்பாடு வந்து குழந்தைகள் எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம், ஒரு ஒரு 1 குழந்தைக்கே வந்துட்டு, அவுங்க வீட்ல அதாவது மாப்பிள்ளை வீட்ல சமாதானம் ஆயிட்டாங்க. இவுங்க திருமணம் பண்ணி கொஞ்ச நாள்லயே வந்துட்டு, மக தனியா கஷ்டப்படுறா அப்டின்னு சொல்லி
ம். <tsk> சரி. இதுல, உங்களுக்கு யாரு சொந்தம்? அந்த 2 பேத்துல, உங்களுக்கு யாரு சொந்தம்?
எனக்கு எங்க அத்ததான் அத்த அத்த. அ, கிறிஸ்தவம். ஆமா.
அத்தை சொந்தம். சரி, அவர்கள் வந்து தகப்பனுடைய தங்கையா?
ஆமா, கூடப்பெறந்த தங்கை. அப்பாவோட கூடப்பெறந்த தங்கை. அப்டி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, எங்க வீட்ல பெரியவங்க ஒத்துக்கிட்டாங்க, முதலயே. அவுங்க போயி என்னதான் வந்து சம்மதம் இல்லாம திருமணம் செஞ்சாலும், அ, கொஞ்ச நாட்கள்லே வந்து வீட்டோட மாப்பிள்ளையா வந்து, அவர் இங்க, எங்க எங்க கூட தான் இருந்தாரு. அ, அந்த மாதிரி வந்து இருந்தாரு. 1 மதமா வந்து போய்க்கிட்டு இருந்தாங்க. 1 குழந்தை பெறந்ததுக்கு அப்புறம், அவுங்க வீட்லயுமே ஒத்துக்கிட்டாங்க. அவுங்க வீட்லயும் சேத்துக்கிட்டாங்க.
ஆ, சரி. சரி. சரி. சரி. ம்ஹ்ம். ஓஹோ! ஆஹ. ஆ. ஆஹ! எனக்கு ஒரு சின்ன ஐயப்பாடு. ஆ. மாப்பிள்ளை இந்த ம்.
அவுங்க மதப்படி அவுங்க மதப்படி
சரி. சொல்லுங்க, சொல்லுங்க.
அவுங்க மதப்படி, அவுங்க கலாச்சாரத்துப்படி, அ, மறுபடியும் வந்து அவுங்க திருமணம் செய்து வச்சாங்க. அ, அப்போ. அதுக்குமே எங்க குடும்பத்துல வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆமா.
ம்ஹ்ம். ஓஹோ! மாப்பிள்ளை வீடா?

எங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு கம்யூனிட்டின்னு ஒண்ணு வரும் பார்த்தீங்களா, அதுல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, எங்க அப்பாவோடது போயி எனக்கும், என் தம்பிக்கும் எல்லாமே கிறிஸ்தவ மதம்னு வந்துருச்சு. அப்போ வ அதிகாரப்பூர்வமா நாங்க கிறிஸ்தவ மதம்னு ஆயிருச்சு. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆமா சட்டப்படி கிறிஸ்தவர்கள்ன்னு ஆயிருச்சு. ஆனா, ஆ,
ம்ஹ்ம். ஆமா. சரி சரி புரிகிறது. ஆ. அ. அம். அதாவது அரசியல் சட்டப்படி நீங்க கிறிஸ்தவங்க. ஆமா. ம். ஏன்னா பதிவு செய்ய வேண்டியிருக்கு தகப்பனுடைய பிள்ளையாக பதிவு செய்யணும், அப்படின்ற பட்சத்துல அது அந்த அந்த முறையாக அது மாறிவிட்டது. சரி. ம்ஹ்ம்.
ஆமா. ஆனா, வீட்ல நடக்கிறது பூராமே வந்து, நாங்க அம்மாவோட வழில தான் போவோம். அவுங்க வந்துட்டு சாமி கும்புடுவாங்க ஆமா. அது என்னென்னா பண்றாங்களோ அவுங்க கூட சேந்து பண்றது. ஏன்னா, அப்பா வந்து அந்த அளவுக்கு வந்து, நாட்டம் காட்ட மாட்டாரு. இது இந்த மாரி ஏதாவது ஒரு பண்டிகை நாட்கள்ல மட்டும் தான் வந்து சர்ச்சுக்கு போவாரு. இந்த மாரி வார வாரம் போறதோ! இல்ல வந்து அவுங்க மதத்துல ரொம்ப ஈடுபாடா இருக்கிறதோ! அந்த மாரி வந்து நாட்டம் காட்ட மாட்டாரு.
ஆமா. ஆ. வழிமுறை பூஜைகள் தான். ஆ. ம்ஹ்ம். நல்ல விஷயம். புரியிது. ம்ஹான். ஆமா. அதனால உங்களுக்கு அது பெரிய சிக்கலாத் தோணல!
ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இதுக்க புறம் ஒரு, ஆ, ட்விஸ்ட்டு மேல ட்விஸ்ட்டுன்ற மாதிரி எனக்கு திருமணம் என்ன ஆச்சுன்னா எங்க அம்மா வழி சொந்தத்துல ஆச்சு.
சரி. புரிகிறது. ஆ.
இப்போ எனக்கு, என் பேர்ல இருந்து எல்லாமே கிறிஸ்தவத்துல இருக்கும். இப்போ எங்கள எல்லாரும் கேட்கறவங்க என்ன கேப்பாங்கன்னா, நீங்க லவ் மேரேஜா? அப்படின்பாங்க. ஆனா நாங்க வந்து ஆ ஆமா. அது அந்த மாதிரி அரேஞ்ச்டு மேரேஜ்ஜூ.
அ. ஆஹா. ஆமா. இயற்கை அரேஞ்சுடு மேரேஜ் தான். அது தான். பண்பாடு ஒருமைப்பாடு வந்து, உங்க குடும்பத்த விட்டு விலகியே போய்விடாது போல! என்ன? எப்படியாவது பின்னி பிணைந்து ஆ. தொடர்ச்சியாக, அதாவது முன்மாதிரியாக இருக்கணுன்றது, அ இங்கயே கடவுள்களோட சித்தம் போல. ம் சொல்லுங்க.
தொடர்ச்சியா

கண்டிப்பா. ஒத்துழைப்பு இல்ல அப்டீன்னு சொல்ற நீங்க சொன்ன மாதிரி, இப்போ ஒரு சின்ன உதாரணம் நீங்க சொன்னதுலேருந்தே பாருங்க, அந்த படிப்பறிவு, அந்த அறியாமை வ அப்படீன்ற இருள் நீங்கி அந்த கல்வி அப்டீன்ற வெளிச்சம் உங்களுடைய முந்தைய தலைமுறையிலேயே, முந்தைக்கு முந்தைய தலைமுறைக்கு முந்தைய தலைமுறையிலேயே இருந்ததுனால, இந்த ஒருமைப்பாட்ட மனித உரிமைய உங்களால பாதுகாத்து சிக்கல் இல்லாம அழகா கொண்டு போக முடியுது. அப்படி தான? தனி மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறது. உணர்வுகள் மதிக்கப்படுகிறது. அதே சமயத்துல அ வேறு வேட் வேற்றுமையிலயும் ஒற்றுமையோடு வாழ நீங்க வந்து மற்றவர்களுக்கு பாடமா இருக்கிறீங்க. அது ரொம்ப அருமையான விஷயம். அப்ப எந்த இந்த சந்தர்ப்பத்திலும், இதுல வந்து எந்த சின்ன பிணக்கும் வரலையா? உங்க அறிவுக்கு எட்டியபடி உங்க தாய், தகப்பன் மத்தியிலையோ அல்ல உங்க வீட்லயோ, நீங்க இப்ப திருமணம் செய்திருக்கிறீங்கள்ல உங்கள் மத்திலையோ, அல்லது உங்க அத்தை, மாமாவுடையத்த அவங்க திருமண குடும்ப வாழ்க்கை இப்படி ஒட்டுமொத்த உங்களுடைய ஒருமைப்பாட்டு குடும்பத்துல, எப்பயாவது இந்த எல்லை தகராறு வந்திருக்கா? இந்தியால நடக்குற மாரி.
ஆமா. நிச்சயமா. <chuckles> அது வந்து, எல்லை தகராறு வந்து, என்னோட திருமணத்துலயும் வந்து வந்துச்சு. <chuckles> உதாரணத்துக்கு
<chuckles> அதாவது போது உதாரணத்துக்கு சொல்றேன். அதுல 2 வேறுபட்ட மாநிலங்களுடைய கலாச்சாரத்துல எல்லை தகராறு வரும். அது போல இந்த மாரி ஏதாவது வந்து இருக்கான்னு கேட்கறேன்? ஆமாமா. ம்.
ஆமா, அதுதான் அதுதான் என்னோட திருமணத்துல வந்து இந்த சிக்கல் வந்தது. அ என்னன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி மதம் மாறிட் ஏனா வந்து, என்னோட திருமணமான தன் கணவரோட வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு பக்கா பட்டிக்காடு கிராமம், அவங்க வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இதே தெரியாது. இம்ம அவங்க மதத்துல வந்து ரொம்ப இதா இருப்பாங்க. இந்து மதத்துல
ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. கிஸ் ஆமாம் புரியுது. ஆர்த்தடாக்ஸ்டா இருப்பாங்கன்னு சொல்லவரிங். ஆமா. பழமைவாதிகள். ம். ம்ஹ்ம்.
அப்போ ம், ஆமாம். அவங்களுக்கு வந்து பேர பேர போடுறதே வந்து யோசிச்சு யோசிச்சு போட்டாங்க. பேர போட்றதுக்கே ஏனா எனக்கு வந்து
ஆஹா! உங்க பேர போடுறது கிறிஸ்தவ பேருனால. ம்.